<smacks lips> ஆமா. உண்மைதான்.
ஆ அதே மாரி தான் வந்து நமக்கும் வந்து அந்தந்த இடத்துல சில வேலைகள்ல சில நேரம் வந்து நம்மளால தவிர்க்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தல பார்த்தீங்கன்னா. அ அத வந்து குழந்தைக்கு வந்து என்னால வர முடியல அப்படின்னா, எ வீட்ல இருக்கவங்களுக்கு வந்து கைபேசி மூலமா அழைத்து, அவங்கள்ட்ட பேசி உண்மைய சொன்னா அவங்க ஒத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கும் தெரியும். எல்ல நேரமும் வந்து அ வேலைய விட்டுட்டு வர முடியாதுன்னு.
ம். சரி. ம். <chuckles> உண்மைதான் உண்மைதான். சரி. இத ஒத்து இத நான் ஒத்துக்கறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்மளுடைய தாய் தந்தையர் இருப்பாங்க இல்லையா? <tsk> நாம வந்து அவங்களுடைய ஒரு ஆசைய பூர்த்தி செய்யணும். அவுங்க எங்கேயாவது ஒரு கோயில்களுக்கு போணும்னு சொல்லுவாங்க. வெளியிடங்கள் என்னை கூட்டு கூட்டி செல்லுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம இந்த சுயநலம் இந்த வேலை பளுனால வந்து நம்ம சுயநலமா நடக்க வேண்டியது இருக்கு. அந்த மாரி உங்களுக்கு எதுவும் அனுபவம் நடந்திருக்கா?
ம். ஆமா. ம்.

அ நம்மளோடய ஓய்வு நேரத்தில, ஆனா அந்நேரமும் சில நேரம் கம்பெனிகள்லேருந்து கைபேசி மூலமா அழைத்து நம்மகிட்ட கேள்விகள் கேட்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த இதோட உச்சகட்டம், அ அதாவது வேலை அந்த வே ஒண்ணு. அந்த வேலையை விட்டு போணும் இல்லன்னா அது வந்து அ அவருக்கு நல்லதல்ல. நீண்ட நாள் அந்த வேலையில நிற்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். எந்த அளவுக்கு நம்ம ஆனா, இது வந்து வளர்ந்த நாடுகள்ல வந்து இந்த பிரச்சனை இல்ல. இந்தியா மாதிரி வளரும் நாடுகள்ல தான் இந்த பிரச்சன.
ஆமா. ம். ம். ஆமா. ம். ம். நீடிக்கிறது. உண்மதான். ம். ம். ஆமா. உண்மதான். இன்னும் வரப்போற ஆண்டுகள்லயும் எதிர்காலத்திலையும் நம்மளுடைய குழந்தைகளும் சந்ததினரும் இன்னும் அதிகமா சுயநலமா இருக்க வாய்ப்பு இருக்குனு நினைக்கிறீங்களா?